அதுவே அது நமக்கு வந்து அந்த நேரத்தில வந்து ஈகோ பிரச்சன வரும். அதனால. அ.
ஆமாங்க. அது அந்த வயசுல அந்த பி பிரச்சனை அதிகமா இருக்கும். ம்.
அ "ந நான் மட்டும் பண்ணணும். நீ பண்ண மாட்டியா?" அப்டின்னு என்னாகும். காய் வெட்டுறவன் காய் வெட்டாம வந்து அவனும் உட்காந்துக்குவான். அதுவரைக்கும் அதுவரைக்கும் அந்த வாரம் ஃபுல்லுமே புக் எடுத்து படிச்சிருக்க மாட்டான். ஆனா, அப்பதான் இவன் வந்து என்னமோ பெருசா என்னமோ படிச்சு படிக்கிற மாரி போய் புக் எடுத்து வச்சு அவனும் படிக்க போயிருவான். இத பார்த்தா மத்த 2 பேரு என்ன பண்ணுவாய்ங்க, "சரி நமக்கு மட்டும் என்ன வம்பு? போ சாப் செஞ்சா எல்லாஞ்செய்வோம். இல்லாட்டி செய்ய வேணான்ணு" அவனும் வந்து உட்காந்து பா பாத்தரமும் விளக்க மாட்டான். சமைக்கவும் மாட்டோம். எல்லாம் வந்து வீம்பு பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு பட்னியா கடந்து பட்னியா சாப்பிடாம தூங்குவோம். இந்த மாரி பா இந்த மாரி பல இரவுகள்ல இந்த மாரி தான் போகுங்க. <breath>
ம். ஆ சரி, சரிங்க. ஆமா. <chuckles> ஆ. ஆ. ம். <laughs> ஆ. ம். <laughs> அடடா! அ. ம், அடடா! சரி, சரிங்க. ஆ இரவுல தான் இந்த சண்ட வருங்களா? பகல்ல இந்த மாதிரியெல்லாம் சண்ட வராதுங்களா?
அப்புறந்தான் அ பகல்ல எப்டியும் காலேஜ் போயே ஆகணும்லங்க. அதனால ஏதோ ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணிருவோம். இரவுல தான் கொஞ்சம் டைம் இருக்கா. நம்ம ரூம்ல தானே இருக்கோம். வெளில போமாட்டோம்ல அப்டிங்கிற ஒரு இதுல. வீம்பு பண்ணிக்கிட்டு இந்த மாரி பண்ணுவோம்.
ஆஹா. சரி, சரிங்க. ஆ. ம் சரி, சரிங்க. எனக்கு நல்லா சிரிப்பு, சிரிப்பா வருது. அ
ம். ஏங்க! அப்பலாம் செம்ம காமெடியா இருக்குங்க. ரூம்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது நெறைய அனுபவங்கள கத்து குடுத்துச்சு. அதே மாரி நாங்க என்ன பண்ணுவோம், சில நாட்கள் வந்து கையில <tsk> என் வார வாரம் ஊருக்கு போவோம் எல்லாருமே. அ ஊருக்கு போனோம்னா, செலவுக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு வருவாங்களா?
<hiccups> ம். ஆ. ஆஹா. ம். சரிங்க.